இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய பேர் இருக்காங்க. பணமும், புகழும் இருந்தா தான் நம்ம பெரிய ஆளு. நம்ம பெரிய இந்த சமுதாயத்தில வந்து "நம்ம பெரிய ஆளுன்னு நம்மளை நம்புவாங்க, மதிப்பாங்க" அப்டின்ற மாரியே நெனைச்சிட்டு, எல்லா பணத்துக்காகயும், புகழுக்காகயும் அவ்ளோ பண்ணுவாங்க. பணம் கூட சம்பாதிக்கிறதுன்னு வையுங்களேன், புகழுக்காக நான் பெரிய இது பண்ணேன், அது பண்ணேன்ற மாரி அவங்களையே சொல்லிக்கிட்டு. ஆ "நான் பெரிய ஆளு" அப்டின்ற மாரி பா ஒரு பந்தா பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அது இல்லாமலும் நம்மளுக்கு வாழ்க்கை இதுதான் அப்டின்னு அர்த்தம் கெடைக்குமா?
அதாவது இந்த பணமா, புகழா "இதுதான் என் வாழ்க்க. நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய வந்து புகழ் பெற்றவன்" அப்டின்னு சொல்றது, எதுனாலன்னு கேட்டா அவங்க மனசோடைய இலக்க போய் அங்க வந்து வச்சுட்டாங்க.
கண்டிப்பா. உண்மதான்.
ஆ இப்போ, எனக்கு வந்து இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா, "எனக்கு ஒன்னுமே இல்ல" என் வீட்ல எதாவது நல்லா வயுறு நறைய சாப்பிட்டாங்களா, எல்லாரும் சந்தோஷமா உக்காந்து பேசினோமா, நாள ஒரு எப்பயாவது ஒரு தடவ கூட பிள்ளைங்களலாம் கூப்பிட்டு எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தோமா, என் மாமியார் இன்னைக்கு நிம்மதியா வந்து வீட்ல உட்காந்துட்டு இருக்காங்களா? எங்கள்கிட்ட தான் இருக்க ஆசப்படுறாங்களா, இதெல்லாம் இருந்துச்சுனாலே, நான் வந்து வாழ்க்கைல ரொம்ப நிம்மதியா தாங்க இருக்கேன். அதேதாங்க.
"சாதிச்சிட்டியான்ற மாரி" கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, சில பேருக்கு வந்து நீங்க சொல்ற மாரி, அ இலக்கு என்னன்னு தெரியாமலே இலக்க நிர்நயிச்சுர்றாங்க. அப்டின்னும்போது அது வந்து ஒரு தவறான இதில போயுருது. நீங்க சொன்னது ரொம்பவே அழகா இருந்துச்சு. அத மாரி நீங்க வந்து, எப்டி உங்க மனச அந் அந்த ஒரு நிலையில நீங்க வெச்சுருக்கீங்க. வெக் வெக்கணும் வெக்கணுன்னு நெனைக்கிறீங்க.
ஆமாங்க. அதாவது, வெக்கணுனு நெனைக்கிறேங்கிறத விட செயல்பட்டுட்டேன், ஒரு விஷயத்தில. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, நமக்கு வந்து இப்போ, பணத்த தேடி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புகழத் தேடி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பிடிங்கிறது இருந்தா தான் வந்து, நமக்கு அதை நோக்கி நம்ம நகருவோம். ஆனா, வந்து பாத்தீங்கணா, வந்து இப்ப பாருங்களேன்! ஒரு நல்ல, நல்ல விஷயங்கள் செய்யிறதே, எனக்கு வந்து சந்தோஷம் தான் கெடைக்குது. என் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேக்குது. அப்பிடிங்கிறத நான் முடிவு பண்ணுன தருணத்தில, கண்டிப்பா வந்து என்னோடய குழந்தைக்கு, எவ்ளோ நேரம் கொடுக்க முடியுமோ, அவ கூட அவ்ளோ நேரம், நல்ல விஷயங்கள் நான் நெறையா சொல்லிக் கொடுப்பேன். ஆ அப்போ, அது மாத்திரம் இல்லாம, இந்த உண்மையிலே சேவை செய்யிறதுக்கு, நமக்கு தினமும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால், வாழ்க்கை மிகவும் அர்த்தமாக அம அர்த்தமுள்ளதாக அமையும் அப்பிடிங்கிறத நான் ரொம்ப நம்புறேங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. ரொம்பவே அழகா சொன்னீங்க. அதுதான் உ உண்மையின்னு சொல்லலாங்க. அதாவது, அ நம்ம அது அந்த சேவை செய்யும்போது, உங்களுக்கு மனம் எப்பிடி இருக்கும்? அதாவது சில பேர்லாம், அந்த பணத்த பணத் பணம் சம்பாதிச்சுட்டாலே, நான் வந்து மேல போயிட்டன்டா! நான் நல்லா இருக்கேன். அப்பிடின்ற மாரி தான் நினைப்பாங்க. அப்பிடின்ருக்கும்போது, இந்த நீங்க இந்த சேவை செய்யிறத, நீங்க ஒரு இதா சொல்றீங்க. அந்த சேவை செய்யிறதுன்னா என்ன அது? எப்பிடி செய்வீங்க?
ஆமாங்க. அதாவது, நம்ம தினமும் தினசரி வாழ்க்கையில், நமக்கு வந்து சேவை கண்களை தொறந்து வைத்திருக்கணும். அதாவது, கண்ண எப்பவுமே எங்கடானப்போ, 1 இல்ல. ஒரு வேல தேடுறேன்னா, அந்த வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன். எங்கெங்கலாம் கெடைக்குதோன்னு நான் தேடிக்கிட்டே போவேன், இல்லேங்களா!
ம். சரிங்க. ஆமாங்க. ஆமாங்க.
அப்போ அதே மாதிரி வந்து நான் சேவை செய்யணுன்னு முடிவு பண்ணேன்னா, அந்த தரையில ஒரு அலாரம் அடிக்கும், வந்து அங்க பாரு ஒரு சே சேவை செய்யிறதுக்கு ஒரு வாய்ப்பு காத்திருக்குது. அத நம்ம விட்றக்கூடாது அப்பிடிங்கிறமாரி தோணும். இது என்ன ஆயிடுச்சுனா வந்து நானும் வந்து என்னுடைய குடும்பத்தினரும் ஒரு பயணம் போனோம். சுற்றுலா! அப்போ போற நானு நல்ல குளிருங்க எங்களுக்கு அப்போ. ஆ என்ன இதேமாரி தான் இந்த மார்கழி மாசத்துல வந்து அப்பிடியே குளிரு தூக்குது ஒன்னும் பண்ணமுடியல எங்களால. இத அப்போ வந்து வ கார்ல நிறைய வந்து என்னுடைய அம்மா வந்து இந்த அ இப்ப கம்மி விலைக்கு கிடைக்கிற இந்த பிளாங்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா போர்வைகள், அந்த கம்பிளிகள்லாம் கொஞ்சம் ஒரு 4, 5 குழந்தைங்க இருக்குதே! அப்பிடின்னு சொல்ட்டு அதெல்லாம் குடுத்துருந்தாங்க. புதுசா வாங்கி அப்போ போய்க்கிட்டே இருந்தோம் நாங்க, போய்க்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நாங்க வந்து தேநீர் பருகத்துக்காக வந்து ஒரு கடையில நின்னோம்.
கண்டிப் கண்டிப்பாங்க. ஆ, சரிங்க. ம். சரி, சரி. ம். சரி. ஆமா, ஆமா, ஆமா. ம். சரி. ம். சரி.
நின்னோம். அந்த தேநீர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இஞ்சி எல்லாம் போட்டு தந்துருந்தாங்க. அதெல்லாம் ரசிச்சு ருசிச்சு குடிச் குடிச்சிட்டு இருந்தோம். ஆ அந்த நேரத்தில எங்களுக்கு ரொம்ப பசியும் இருந்துச்சு. எதாவது சாப்பிட்லான்னு நினைக்கும்போது, ஆனா இந்த தேநீர் கட தான் இருந்துச்சு. ஆ, அப்ப அந்த பசின்னா என்னங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த நேரத்தில. ஆ, இறைவன் தந்த வாய்ப்பா என்னன்னு தெரில. அந்த பக்கம் ஒரு அம்மா உட்காந்துட்ருந்தாங்க. அந்த த அந்த கடைய சேர்ந்துள்ள தெருவுல வந்து ஒரு அம்மா ஒரு ஓரமா உட்காந்துட்ருந்தாங்க. ஆ சொல்லப்போனா வந்து அவுங்க குளிர்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவுங்களுக்கு வந்து யார பார்த்தாலும் பயம். ஆ எதா கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பயத்தில அவுங்க மன மனநிலை பாதிக்கப்பட்டு அங்க இருந்தாங்க.
ஆ, சரிங்க. ம். புரியுது, புரியுது. ம். சரிங்க. ம். ம். சரி, சரி. ஆ, சரிங்க.
அப்போ, என்னுடைய மூத்த மகன் வந்து ஒரு 10,11 படிச்சிட்டு இருந்தாரு. ஆ அப்போ என்ன பண்ணுனா வந்து, "சரி நமக்கு தான் வந்து இருக்குதே தேவைக்கு அதிகமா இருக்கிறத வந்து ஒரே ஒரு அந்த அம்மா தந்தை கம்பளிகள் இருக்குதே, அந்த கம்பிளியில ஒன்னே ஒன்னாவது வந்து நம்ம வந்து குடுத்து வந்து கொஞ்சம் சந்தோஷமடைவோம்" அப்படிங்கிறதுனால அந்த கம்பளியை எடுத்து, அந்த நான் சொன்னேன் "அவர் அவங்க பயப்படுறாங்கப்பா அவங்க பக்கத்தில போய் வச்சுட்டு வா. அதே மாதிரி ஒரு டீயுமே வந்து பா பக்கத்துல வச்சுட்டு வந்துரு" அப்டின்னு சொன்னேன். <snorts> அப்டி சொல்லிக் குடுத்தபோது அந்த ப அந்த கம்பளி கெடைச்ச போது அவங்க கண்ணில ஒரு சந்தோஷத்த பார்த்தோம்ங்க.
ம், சரிங்க. ஓ! சரி, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ம் சரி. நல்ல விஷயம். ஆ. பார்க்கணும். ம். கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆ அப்போ, அதில தான் உண்மையிலேயே அர்த்தம் இருக்கு. கடவுளை நம்ம அங்க தான் பார்க்க முடியும். "இதுதான் வந்து நமக்கு உண்மையிலேயே கெடைச்ச வெற்றி" அப்டிங்கிற மாரி எங்க மனசுக்கு வந்து ஒரு நிறைவு கிடைச்சுது.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா அந்த இடத்தில நீங்க தான் அவங்களுக்கு ஒரு கடவுளாவே தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா, அ சாதாரண, சாதாரண நாள்ல வந்து நீங்க போய் கொடுத்திருந்தா கூட அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்குமா என்றது எனக்கு தெரியல. ஒரு குளுரான நேரத்தில நம்மளாலேயே ஒரு குளுருல உட்கார முடியாதுன்னும் போது, அந்த மாதிரி <tsk> வீடெல்லாம் இல்லாம இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நம்ம குடுக்கும்போது, அவங்களுக்கு எவ்ளோ பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த இடத்தில. ஒரு கடவுளே வந்து நம்ப அது தானே நினைப்போம். நமக்கு ஒரு விஷயம் நடந்தா ஒரு கடவுளே வந்து நமக்கு குடுத்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்தில உங்களுக்கு ஒரு கடவுளா நீங்க தான் தெரிஞ்சுருப்பீங்க. அது ஒரு நல்ல விஷயம் கூடங்க.ஆ.
இறைவனுக்கு நன்றி. கண்டிப்பாங்க. எவ்ளோ பேர் கஷ்டப்பட்றாங்க. இ இறைவனுக்கு நன்றி தான் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல. ஏன்னா வந்து, இப்போ பாருங்க இந்த நிறைய இப்போ கோடைக்காலம்லாம் வரப்போது. கோடைக்காலம்லாம் வரம்போது என்னுடைய மகருக மக்கள் மக்கள் 3 பேருமே வந்து, ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த, இந்த நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர நிறைய வந்து டப்பாலாம் இருக்கும் பார்த்தீங்களா? பிளாஸ்டிக் கலரில, ஒயிட், பிளாக்கு "ஜிங்கு ஜாக், ஜிங்கு ஜக்குன்னு" <snorts> அந்த டப்பாலாம் வந்து நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம் அதை அப்டியே வந்து வேஸ்ட்டில, ட்ரை வேஸ்ட்ல போட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம்.
கண்டிப்பா. ஓ சரிங்க. ம். ஆமா. ஆமாம்மா. ஆமா. ஆமா.
ஆ இல்லைன்னா வந்து வீட்டுக்குள்ளே எதாவது மசாலா போட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். ஆ நம்ம வீட்ல மசாலா போட்டு வைக்கிறதுக்கு ஒரு தேவை தேவைக்கு டப்பாலாம் இருக்குது பிரச்சனை இல்ல. அப்போ அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து, ஒ ஒரு கோடை டைமில ஒரு கோடை என்ன சொல்றது விடுமுறையில இவங்க 3 பேருமே பசங்கக்கு 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இது இருக்குது, டப்பா இருக்குது பார்த்தீங்களா அந்த டப்பாவில வந்து சின்னதா 2 ஓட்டை போட்டுக்கிட்டாங்க.
ஆமாம்மா. ஓ! சரிங்க. ம், சரிங்க ஆமா. ம் சரி.
ஓட்ட போட்டுக்ட்டு இந்த பக்கத்துலருந்து அந்த பக்கம் வந்து, ஒரு அது இந்த ஓட்ட வழியா அந்த ஓட்டைக்கு ஒரு கயிற கட்டிக்கிட்டாங்க கயிற கட்டிக்கிட்டு பால்கனியில டெர்ரஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து அத கட்டி வச்சுட்டு அதுகுள்ள நறையா தண்ணிய ஊத்தி வச்சாங்க.
ஆன். சரி. ஓ! சரி சரி, அ அந்த காக்கா குருவிக்கு தண்ணீ மாரியா? சாப்பாடு மா ஆ ஆ.
<chuckles> அ. ஆமாங்க. தண்ணி அதுங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லேனா கூட வாழ்ந்துரலாம் அந்த தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா?
தண்ணி எனக்கு, தண்ணி அந்த நேரத்துல அந்த ஆறு குளத்துல கூட தண்ணீ இருக்காது. அந்த அளவுக்கு வறண்டு போயிரும் அ கரெக்டா நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க. அ அதாவது ம்.
<chuckles> ஆமா. அதே மாதிரி, இந்த RO வாட்டர் இருக்குது பாத்தீங்களா, வேஸ்ட் ஆவுது. அதெல்லாம் வந்து ஒரு சின்னதா அத ஓ தூக்கி போடுறதுக்காக வச்சுட்ருந்த ஒரு பக்கெட்ல அத நல்லா கழுவிட்டு அதுக்குள்ள தண்ணி அத RO வாட்டர வச்சுட்டு அந்த தண்ணிய கொண்டு வெளிய வச்சுட்டாங்க. அப்போ வர அந்த நாய் நாய்க்கலாம் வந்து தாகம் ப தாகம் எடுக்கும்போது, என்ன பண்ணும்? எங்க போய் தேடும் சொல்லுங்க?
ம். ஆமா, ஆமா. ஆ. அ புரியுது. ஆ சரிங்க. ஓ! ச்ச நல்ல விஷயங்க ஆமா. அது கஷ்டந்தான எண்ணா அதுதான். இப்போ குருவிங்க கூட பிரச்சன இல்லன்னு வையுங்களேன், ஒரு இடத்துல எங்கேயோ கொளம், குட்டன்னு தேடி குடிச்சுருங்க. நாய்களுக்கெல்லாம் நம்மலாம் நம்மலாம் தண்ணி குடுத்தா தான் உண்டு. அழகா பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன வயசுலயே அவங்க எல்லாரும் 3 பேருமே.
ஆமா. ஆமாங்க. <chuckles> இறைவனுக்கு நன்றிங்க. அப்ப அந்த மாரி நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும்போது, நம்ம வாழ்க்கையில பணத்தை விட, புகழை விட, கண்டிப்பா இதுல தான் வாழ்க்கையில அர்த்தம் இருக்கு. அப்டிங்கறத நான் நம்புறேங்க.
சரி. உணர முடியும். ம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னு தான் சொல்ல முடியும். ம் ஏன்னா ஆ இந் இந்த வாழ் இப்போ இருக்க சமுதாயத்துல வந்து பணமும் புகழும் தான் ரொம்ப முக்கியம் அப்டின்ற மாரி, இலக்கே ஒன்னு வச்சுட்டு ஓடுறவங்களுக்கு மத்தியில ஒருத்தவங்களுக்கு உ ஒரு அ போர்வையக் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்கறேன். அ ஏன்னா, எல்லாரும் குடுப்பாங்களான்னு கேட்டா, இல்லன்னு தான் சொல்ல முடியும். ஏதோ உங்களால முடுஞ்ச ஒரு சின்ன உதவி அவங்களுக்கான அது பெரிய ரொம்பவே பெரிய உதவியா தான் இருக்கும். அந்த ஒரு குளிர்காலத்துல அப்டின்னும் போது, அதுவும் பெரிய அர்த்தம் தரக்கூடிய ஒன்னு தான். அதே மாரி குழந்தைங்கள் வந்து என்னென்னமோ இந்த காலத்துல எப்ப பாரு போன்ன வச்சுட் இருக்கறதும், ஏதாச்சு விளையாண்டிட்டு இது பண்ணிக்கிட்ருக்குற காலத்துல, அ ரொம்பவே அழகா யோசிச்சு அந்த ஒரு வேஸ்ட்டான இதெல்லாம் எடுத்து வச்சு அதுல தண்ணி அழகா கயிர்லாம் கட்டி தண்ணிய தொங்க உட்றதா இருக்கட்டும், அ ஒரு நாய்களுக்கு தண்ணி இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுல அத இந்த RO வாட்டர புடிச்சு அதாவது தண்ணியுமே அங்க வச்சு அங்க அங்க சிக்கனம் பண்ணிறாங்க அதே நேரத்துல தண்ணீ அழகா அதுக்கும் கொண்டு போய் குடுக்குறாங்க பாருங்க, அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா தான் நான் நெனைக்கிறேன், அவ் கண்டிப்பா.
அ. <chuckles> <chuckles> ஆமாங்க. அ. ச சந்தோஷங்க அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு நாளைக்கு வந்து நம்ம படுத்து தூங்கும்போது "இன்னைக்கு வந்து நிறையா நல்ல விஷயம் செஞ்சிருக்கேன்." இன்னொன்னு நல்ல விஷயங்கறது வெளியில மாத்ரம் நம்ம செஞ்சுகிட்டே இருந்தா நல்லாருக்காது. நம்ம வீட்லேயே இருக்காங்க நம்ம குடும்பத்தினர். நிறையா பேர் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து "மாமியார், மாமியார் எனக்கு அம்மா மாதிரியே." அப்டிங்கறாங்க. ஆனா உண்மையிலேயே எத்தன பேர் அந்த மாமியார அம்மாவா நினைக்குறாங்க?
கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப் ம். <chuckles> ஆமா. அது தெரியலயே! ஏன்னா பாதி பேரு, ஆ வெளியே வெளி இதில வந்து அந்த அப்பிடி சொல்லிர்றாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, வேறமாரி திட்றது, இல்ல வேற யார்கிட்டயாவது போய் திட்றது, அந்தமாரி பண்ணிட்டு இருக்காங்க.
ஆ சரியா சொன்னீங்க. அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் வந்து என்னுடைய மா அம்மாவ வந்து அவ்வளவா கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எங்க அண்ணி சிறப்பாக பார்த்துக்கிட்டாங்க. பிரச்சனை இல்ல, இறைவனுக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன். ஆனா வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ, என்னுடைய மாமியார் எங்க கூட தான் இருக்காங்க. அப்போ அந்த தாயை பார்க்க பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு. அதனால வருத்தப்படாம எனக்கு இன்னைக்கு கடவுள் என்ன ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறாரு, என்னோட மாமியார் வயசானவங்க. துணை எழுந்தவங்க. என் கண் முன்னாடி இன்னக்கி இருக்காங்கன்னா, அவுங்க கூட கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு நல்லா பேசணும். அவுங்களுக்கு தேவையானது செஞ்சு குடுக்கணும். மருத்துவ உதவி தேவைப்பட்டா, அப்பவே நம்ம கொண்டு போய் அவுங்களுக்கு அதாவது இது கவலைப்படாத நான் உன்கூட இருக்கேன், அப்பிடிங்கிறமாரி ஒரு நிம்மதிய கொடுக்கணும். அதே மாதிரி வந்து கணவர பொறுத்தவரைக்கும், நீ ஏன் இவ்ளோ நேரம் வேலை பார்க்குற உனக்கு ஆஃபீஸ் முக்கியமா? வீடு முக்கியமான்னு? கேட்காம அவருடைய மனசுலேயே வந்து ஐயோ! என்னால என்னோட குடும்பத்து கூட இருக்க முடியலயே! அப்பிடிங்கிற ஆதங்கத்தில தான் அவரு அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கிறத புரிஞ்சுகிட்டு, அவருக்கு புரிஞ்சா மாரியே பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை ஆறுதலா அவருக்கு கொண்டு போனா குழந்தைங்களையும் அதே மாதிரி வந்து, ரொம்ப திட்டாம அவுங்களுக்கு நல்ல அறிவுரைகள் வழி வழியா வந்து நம்ம அந்த குடும்பத்த கொண்டு போனோன்னா, அன்னக்கி தூங்கும்போது உண்மையிலே சிறப்பான ஒரு வெற்றியா நான் கருதுகிறேன்.
ஓ! சரி. ஓ, சரி. ஓ! சரி. கண்டிப்பா. ம். கேட்கக்கூடாது. ம், ம். கண்டிப்பா. ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னு தான் சொல்லணும். அதாவது ஆ மாமியார் சந்தோஷமும் முக்கியம். கணவர் சந்தோஷமும் முக்கியம். பிள்ளைங்களுக்கும் சந்தோஷம் முக்கியம். மொத்தத்தில சந்தோஷம் தான் நம்மளுக்கு அந்த இடத்தில ஒரு இதா இருக்கும். அப்பிடின்ற மாரி நீங்க, அ நீங்க சொல்றது வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுங்க. உங்கள்ட்ட <chuckles> பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி.
அ. அ, உண்மையிலேயே உங்க கூட இதெல்லாம் பகிர்ந்திட்டது, எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு. ஆ மீண்டும் பேசலாம். நன்றிங்க.